ம். அவுங்களுக்கும் சொல்றீங்களா, வரையறதும் நல்ல ஒரு பொழுதுபோக்கு நீங்க ப முயற்சி பண்ணுங்கன்னு?
ஆமாம், கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு, குழந்தைகள் கிட்ட மொதல்ல ஆரம்பிக்கிற பழக்கமே அதுவா தான் இருக்கு. ஏன்னா, அவுங்க சுவத்ல கிறுக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அப்படியே அந்த கிறுக்கல்ல தொடங்கி, அவங்க வரயுறது, எங்க பாத்தாலும் கிறுக்றது, ஒரு பேனா எடுத்தா பேப்பர்ல கிறுக்கறது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணம்போது, எனக்கு தெரிஞ்சு, இந்த இப்ப வரையுறத வந்து நான் திரும்ப என்னோட கொழந்தைகள் கிட்ட இருந்து தான் கத்துகிறேன்னு நெனைக்கிறன். ஏன்னா, அவங்க எப்ப பாத்தாலும் ஏதாவது பேப்பர வைச்சு கிறுக்கிட்டே இருப்பாங்க. சரி, அவங்ககிட்ட இருந்து அப்டியே திரும்பவும் அத ஆரம்பிக்கணும் அப்டின்னு ஆச வருது. ஆனா, அதுக்கான நேரம் எல்லாம் நமக்கு ரொம்ப இல்ல.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ஓ!

ஆ குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம முழுமையா சொல்லிட முடியாது, காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுது இல்லைங்களா? இப்போ நம்ம முன்னாடிலாம் வெறும் அச்சு புத்தகங்கள் தான். அப்படிதான் படிக்க முடியும், ஆனா இப்போ பாருங்களேன் kindle இருக்கு, அந்த பாட்காஸ்ட் இருக்கு, எஃப்எம்ஸ் இருக்கு, இது எல்லாத்துலயுமே நம்ம வந்து கதைகளாக கேட்டுக்கலாம். நமக்கு வந்து ஒரு வேளை பாத்து வாசிக்க முடியலைன்னா, சொல்லப்போனால் நம்மளோட youtubeல கூட அவ்வளோ சேனல் வச்சிருக்காங்க, கதைய சொல்றாங்க, அந்த கதைகள் வந்து நாம அப்படியே காதில கேட்டுட்டு அப்படியே இருக்கலாம் அப்படின்னு. ஆனா வாசிக்கிறது வந்து இப்ப சமீபமா நான் கூட ஒரு ஒரு ம், பேச்சாளருட உரையில கேட்டேன். அதாவது இப்போது புத்தக திருவிழாக்கள் எல்லாம் நறைய நடக்குது இல்லைங்களா, அதனால புத்தக விற்பனை அதிகமா இருக்கு. ஆனா வாசிப்பு வந்து கொரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஆசைக்காக புத்தகங்கள வாங்கி, வாங்கி சேமிச்சு வச்சிக்கிறோம், ஆனா படிக்கிறதில்ல அப்படின்னு. நீங்கச் ம்.
ம். ம். ம். ம். ஓ. ஆ. ம். ஆ. ஓ. ம். ஆ ம், ம். ம். ம். ஆ, இல்ல அதாவது எல்லாமே வந்து ஆன்லைன் இணையதளத்திலேயே வந்து ஈ-புக்குங்கிற மாரி கிடைக்கிறதுனால புத்தகம் வந்து இந்த அச்சிடப்பட்ட புத்தகம் விற்பனை ஆகலை, விற்பிய விற்பனை ஆனாலும் படிக்க மாட்டாங்கன்றான்க. கரெக்ட் ஆ?
ஆ, ஆமா. அவங்க அப்படி தான் சொன்னாங்க. என்னனா இப்போ வந்து ஒரு இது ஒரு <tsk> பேஷன்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் வந்து புத்தகத் திருவிழா போறேன், 10 புத்தகம் வாங்கிக்கிறேன் அப்படீன்ற மாதிரி வாங்க்கிக்கிறாங்க. ஆனா அடுத்த புத்தகத் திருவிழா வர்ற வரைக்கும் அந்த புத்தகங்கள் வந்து அப்படியே தான் இருக்கும் அப்புடீன்னு. நானும் எனக்குமே அது நடந்திருக்கு நறையா. புத்தகம் ரொம்ப ஆச ஆசயா வாங்கிட்டு வருவேன். இப்ப சமீபத்தில கூட அப்படிதான். இந்த அ உளவியல் இந்த சைக்காலஜி ஆஃப் மனினு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ரொம்ப பேமஸ் ஆச்சு. அந்த புத்தகம் வந்து ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வந்தேன் படிக்கணும் அப்படின்னு. ஆனா எனக்கு அது சில நேரங்கள்ல நமக்கு அதுக்கு சரியான நேரம் அந்த அமைதி அதெல்லாம் கடைக்காது இல்லைங்களா, அதனால் நானுமே அத அப்படியே வெச்சிருக்கேன்.
ஓ. ம் ம். ம், ம். ஓ. ஆ. ம். ம், ம். ம். ம். ஆ முன்னாடி ஆ முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டிற்கு ஒரு நூலகம் இருக்கணும் அப்படின்பாங்க. அந்த மாரி நீங்க எதாவது நூலகம் வைத்து அத பராமரித்து வந்தீங்களா?
ஆமாம்.